கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு அம்மாகிட்ட இருந்து கத்துட்டு வந்து மீண்டும் மீண்டும் செய்ய சொல்றத, நீங்க உங்க ப பசங்களுக்கு அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு செய் செஞ்சு குடுத்து அங்க அந்த மாரி உங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்களா?
ம். நான் செஞ்சு குடுத்துருக்கேன் நான் செஞ்சு குடுத்துருக்கேன்.
கண்டிப்பா, கண்டிப்பா.
கண்டிப்பா செஞ்சு குடுத்துருக்கேன். இதல என்னன்னா, அ எங்க குழந்தைகள் சின்ன பொண்ணுங்கதா. அது எனக்காக ஒரு நாள் வந்து அ அம் எனக்கு உ உடல்நிலை சரியில்லாதம்போது, அ எங்க அம்மாட்ட கேட்டு எனக்காக கஞ்சி சாதமும் அ சுக்கு காபியும் வச்சு குடுத்துருந்தாங்க. சின்ன வயசுதான்? அவளுங்க அத பண்ணியிருந்தாளுங்க. ம். அப்ப அந்த சாப்பிடும்போது எங்க அம்மாவோட கை <tsk> அந்த ஒரு இது தெரிஞ்சுச்சு. அம்மா இருந்தா இந்த மாரி தானே பண்ணி் குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மாரிய இருந்தது.
ஓகே. ஓ! சரிங்க, சரிங்க. சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா.